<laughs> கண்டிப்பா. கண்டிப்பா.
ஆங்கில படங்கள பத்தி பேசும்போது என்னென்னா, இந்த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்லாம் வந்தப்போ விஜய் சேதுபதி வந்து, டோனி ஸ்டார்க் அவருக்கு அயர்ன் மேனுக்கு வந்து வா பின்னணி குடுத்திருப்பாரு. நான் அந்த படம் தமிழ்ல பார்க்கல. ஆனா, எல்லாருமே சொன்னாங்க, ரொம்ப அது வொ ரொம்ப படுமோசமா இருந்தது அப்பிடீன்னு சொல்லி.
பேசிருப்பார். அது வந்து ஆமா. வியர்டா இருந்தது. இந்த வாய்ஸ் கேக்குறதுக்கே வந்து, ஆ என்ன சொல்றது? காமெடியா இருந்துச்சு. ஒ ஒரு "டோனி ஸ்டார்க்க்கு இந்த மாதிரியான வாய்ஸா குடுப்பாங்க." அப்பிடின்ற மாதிரி இருநதுச்சு. எப்பிடி இதை சூஸ் பண்ணாங்கன்னே தெரியல. எவ்வளவோ டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, கரெக்ட்டான ஒரு வாய்ஸ் பொருந்துற மாரி. இப்போ வந்து, இவுங்க அல்லு அர்ஜுனாவுக்கு எல்லாம் புஷ்பாவுல வந்து, தமிழ்ல வேற ஒருத்தர் தான் வந்து, டப்பிங் கொடுத்துருக்காரு. எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா வந்து பொருந்துது, அவருடைய வாய்ஸு. இந்த மாதிரி யாரையாவது கூப்பிட்டுருந்தா கூட நல்லாயிருந்துருக்கும் ஆனா, விஜய்சேதுபதி வந்து என்னால அது இந்த தி லயன் கிங் இருக்கு இல்லையா, அந்த அதில வந்து பார்த்தீங்கன்னா, அரவிந்த் சாமி, சித்தார்த்து இவங்கலாம் பேசியிருப்பாங்க. ஒவ்வொரு இதுக்கும் அப்படி இருந்துச்சு, பார்க்குறது. உண்மையாவே எனக்கு அந்த மாரி ஃபீல் தான் வந்துச்சு.
ம்ஹ்ம். ஆமா. ஆமா. ஆனா, நல்லா கொடுத்திருப்பாரு. ஆ. ஆமா. அது நல்லா இருந்ததா, லயன் கிங்ல அவுங்க குடுத்த வாய்ஸு?
அது பரவாயில்லையா தான் இருந்தது. ஆனா, அது என்ன ஒரு காமெடி மூவி அதாவது என்ன சொல்றது? கார்ட்டூன் மூவி மாரி இருந்தது. அது பா அது பார்க்கலாம். ஆனா, இது எவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பை ஏ ஏற்ப் அந்த எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படத்துக்கு, அ அந்த மாரி ஒரு டப்பிங் வந்து, என்னால ஏத்துக்கவே முடியல. அந்த நேரத்தில எனக்கும் காமெடியா தான் இருந்துச்சு அது.
ஆமா. 10 வருடத்தோட கதை. நான்லாம் அந்த படம்லாம் புல் ஆ ஆங்கிலத்துல தான் போய் பார்த்தேன். முத நாளே காலைல போய் பார்த்துட்டேன், உட்கார்ந்து நண்பர்களோட.
ம்ஹ்ம். அருமை, அருமை. ரொம்ப அழகா சொன்னீங்க.
அதனால, எனக்கு அப்பிடி ஸ்ட்ரீமிங்கில என்னன்னா, இப்ப வீட்ல இருக்கிறவங்க வந்து பார்க்க விருப்பப்படுறாங்க. ஏன்னா, குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இருந்தே, சின்ன வயசுலேருந்தே அவங்க கார்ட்டூன் பார்க்குறாங்களா. அதுக்கப்புறம் கார்ட்டூன் படங்கள் பார்க்குறாங்க. அனிமேஷன் போவாங்க. அதுக்கடுத்து பெரிய படங்கள், ஆங்கில படங்கள பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க.
ம்ஹ்ம்.